எனக்கு என்னன்னா, வந்து என்ன மாரியான விஷயங்கள்லாம் வந்து அவர்ட்ட பார்க்கணும் அப்சர்வ் பண்ணணும்னு தோணும்னா, அவரு வந்து என்னோட குணாதிசயங்கள் என்னமாரி இருக்கான்னு பார்க்க தோணும். அதாவது, அவரோட பேச்சு வழக்கு எப்படி? அவரோட அதாவது திமிர் பிடிச்சவரு, இல்லாட்டி வந்து குணாதிசயம் நல்லவரு. நல்ல பண்புள்ளவரு. மத்தவங்களோட சகஜமா பழகக்கூடியவர். அந்த மாரி நான் பார்ப்பேன், அதுக்கப்புறம், நம்ம வேற என்ன கத்துக்கலாம்? அப்பிடின்னு பார்ப்பேன், அதுக்கப்புறம் வந்து எங்கருந்து வந்திருக்காரு? எனக்கு இன்னொரு ரொம்ப கெட்ட பழக்கம் இருக்கு, சரிங்களா? அதை சொன்னா வந்து நீங்களே வந்து, என்ன இவ்வளோ கெட்டவனா? அப்படினு நினைச்சுப்பீங்க. என்னன்னா, வயது என்னனு கேட்க மாட்டேன். ஆனா, எனக்கு தெரிஞ்சுப்பேன். என்ன, என் நான் வேற 2, 3 கேள்வி கேட்பேன், தெரிஞ்சு போயிரும் எனக்கு. எ எப்போ வந்து நீங்க காலேஜ் முடிச்சீங்கன்னு கேட்பேன், "என்ன கோர்ஸ் படிச்சீங்க? எப்போ காலேஜ் முடிச்சீங்க?" அப்படின்னு கேட்பேன். அதை வச்சு எனக்கு வயசு தெரிஞ்சு போயிரும். ஏன்னா, அவங்க என்னைய விட மூத்தவங்களா, இளையவங்களா? அப்படிங்கிற மாரி நான் <laughs> கணக்கு போடுவேன் நானு, மனசில. ஏன்னா
ம். ம். ஓஹோ! சூப்பருங்க! என்னதுங்க? அய்யயோ! என்னது? ஓ! சேரி. சரி, பிரேக் எடுத்து படிச்சிருந்தாங்கன்னா?
இல்ல, நான் அதுக்கு தான் சொல்றேன். ஆ அ இது கல்லூரி வாழ்க்கை கல்லூரி இதுவும் கேட்டுப்பேன். நான் வந்து 12 வகுப்பு நான் கேட்டுப்பேன். 2 ம்மே கேட்டுப்பேன். <laughs>
ஓ! அப்ப, அவுங்க கண்டிப்பா அவுங்க வருஷத்தை சொல்லுவாங்க, இல்லையா. இந்த வருஷத்தில நான் முடிச்சேன். இந்த வருஷத்தில கல்லூரி முடிச்சேன்ற போதே, நீங்க கணக்கு பண்ணிப்பீங்க. பயங்கர கெட்டவரு தான் நீங்க. போங்க.
ஆமா. சொல்றப்போ ஆமா. ஆமா. கணக்கு போட்டுப்பேன். <laughs> ஏன்னா வந்து அதை நேரடியா கேட்கக்கூடாது, கேட்டா வந்து வ வ் வித்தியாசமா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானு அதை கேட்டுப்பேன்.
கண்டிப்பாங்க. ஆனா, இந்த மாரி கேள்வில்லாம் பெண்கள்ட்ட கேட்டா தாங்க நேரடியா வயசு எப்படி கேட்கிறது, பெண்கள்ட்ட. அப்படினு தான் கொஞ்சம் கூச்சம் பட்டுட்டு, இந்த மாரி படிப்பை பத்தி கேட்பாங்க, ஒரு ஆண் நண்பர்ன்ற போது நீங்க தை டைரக்ட்டாவே கேட்டிருக்கலாமே, அவருகிட்ட.
கண்டிப்பா. கண்டிப்பா.